இதுல ஒரு
உடனே குடுங்க. இல்லைன்னா அவங்க நார்மலா பார்க்கமாட்டாங்க. எதுவுமே அவங்க பார்க்கமாட்டாங்க. நாங்களுமே அவ்வளவு பாத்துக்க மாட்டோம். அந்த டைம் பார்க்கும்போது நாங்க சொல்லீட்டே இருப்போம்.
ஆமா. நீங்க ஒரு ஸ்ட்ரிக்ட்டா ஒரு விஷயத்துல ஒரு விஷயத்துல, அந்த மற்ற காரியங்களுக்கு மட்டும்தான் அந்த மாற்றுப்பாதை. வேற ஏதாவது சலிப்பு வருது. சலிப்பு வந்த ஒன்ன மாற்றுப்பாதை வேற <chuckles> ஏதாவது இருக்கான்னு தேடப் போறாங்க. ஆனா அந்தக் கைப்பேசி, இந்த இந்த டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட திரை விளையாட்டுகள், அ திரை ரீல்ஸ் அந்தப் பொழுதுபோக்க பொறுத்தவரைக்கும் மாற்று வழியே தேடவே மாட்றாங்க. அத அவங்க தேட முடியாதபடிக்கு அவங்கள கட்டி போட்டுருதுன்னு சொல்ல வரேன் நான். அ, ஆ.
ஆமாமா. ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அது உண்ம தான். ஆ ஏன்னா மத்த எதுவும் போர் அடிச்சுச்சுன்னா, டக்குன்னு போய் அவங்க பார்க்குறது வந்து ஒண்ணு ஃபோனு, இல்லைன்னா டிவி அந்த மாரி தான் இருக்கு. அப்படி இருக்
ம். ஆமா. ஆமா. நிச்சயமா.
கும்போது, அத வந்து நீங்க எடுக்காதீங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்குக் கோவம் வந்துரும். "ம் மம்மி நீங்க காட்டவே மாட்டேறீங்க." அப்படீன்ற மாரி சொல்லுவாங்க. "அ பாருங்க" அப்படீன்னு குடுத்துட்டாலுமே, அதோட அந்த ஒரு ஏதாச்சும் ஒரு அனிமேஷன் மூவிய பார்க்க ஆரம்பிச்சுட்டா
ஆமா.
ங்கனா அது 3 ஹார்ஸோ, 2 ஹார்ஸோ உக்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ப என்ன சொன்னாலும் அவங்களுக்குக் காதுல கூட விழாது. அந்த மாதிரி பண்ணுவாங்கம் போது, அது ரொம்ப நம்பளுக்கு டென்ஷன் தான் ஆகும். அப்போ வந்து நம்ம சம்டைம்ஸ் என்ன சொல்லுவோம்ன்னா, அ இப்படி பார்க்குறது கரெக்ட் கெடையாது. நீ பார்க்கக் கூடாது. ஆனா ஃபர்ஸ்ட்டே சொல்லீருவேன், "நீ இந்த அனிமேஷன் படத்துல உட்கார கூடாது. நீ ஒரு ஷார்ட்டா எத முடியுமோ அதப் பாத்துக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, நீ வந்து சொல்லு நான் உனக்குக் காட்டுவேன். ஆனா நீ இந்தப் ஃபுல் படத்தையும் நான் பாத்துட்டு தான் நான் வெளிய வருவேன்னா, நான் காட்டமாட்டேன். இல்லைன்னா அந்த அனிமேஷன் படத்த பாதி, பாதியா பிரிச்சுக்கோ. இன்னைக்கு கொஞ்சம் பாரு. நாளைக்கு கொஞ்சம் பாரு." அப்படீன்ற மாரி சொல்லுவேன். ஆ அப்படி சொன்னம்போது ஆமா. அப்படீன்னும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அ கன்டினியூட்டி அவங்களுக்கு முக்கியம் கெடையாது. அந்தக் கொஞ்ச நேரம் பாக்கணும். அப்படி அது மட்டும் தான் அவங்களுக்கு தேவைப்படும். அம்மோ அந்த மாதிரி என்ன பண்ணுவோம்ன்னா ஆ எங்க எங்க ஃப் டிவி ஆகட்டும், ஃபோன் ஆகட்டும் எல்லாத்துலயுமே நாங்க செட்டிங்ஸ் வச்சிருக்கோம் அதுக்காகயே. ஆ டக்குன்னு மோட சேஞ்ச் பண்ணீருவோம். சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கான அனிமேஷன் மட்டும் தான் வர்ற மாரி நாங்க அதுல வச்சிருப்போம். அவங்களுக்கு அந்த கார்ட்டூன்ஸு, ரைம்ஸு அந்த மாரி தான் வச்சிருப்போம். அத மட்டும் தான் அவங்களுக்கு நாங்க அந்த டைம் போட்டே காட்டுவோம். அவங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ற அளவுக்கு இன்னும் விவரம் தெரியாதுன்றனால
ம். ம். அ, ஆமா. ம்ஹ்ம். சரி. அஹா. ஆஹா. ஆஹாஹா. சரி தான். அ. கண்டிப்பாக. ம். ஓ! அது சிறப்பான காரியம். ஆமா. சரி. ஓஹோ.

ஆ அதாவுது நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைய அவர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கணும். அதாது ஒரு விளையாட்டுத் துறையில அவர்கள நுழைத்து வைத்திருந்தாலோ, உதாரணத்துக்கு நான் அப்டிதான் செஞ்சேன். இந்த பிள்ளைகள் இப்படி போய்விடக்கூடாது. இந்த டெய்லியும் இவன்கிட்ட மாரடிக்க முடியாதுன்றதுக்காக, பின்னாடி நடக்கப் போறத முன்னாடியே யோசிச்சுட்டேன். அதனால சின்ன வயசுலேயே ஏதாவது ஒரு விளையாட்டில இந்த பூப்பந்தாட்டத்தில புகுத்தியுட்டுட்டேன். அப்போ பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே ஒரு ஒரு 2 மணி நேரம். அவனுங்களுக்கு அங்க பயிற்சி நடக்கும். வீட்ல வந்தானா போன் தொடணும்னு தோணாது. அந்த மாரியான நிகழ்ச்சிகளை நான் வந்து நான் முன்னெடுத்தேன். அ இப்போ உங்க வீட்ல இருக்கிறீங்கல்ல, இந்த பிள்ளைகளோட ஸ்கிரீன் நேரத்த கட்டுப்படுத்துறதுல உங்களுடைய பங்கு, உங்க கணவருடைய பங்கு இப்படி ஏதாவது பிரிச்சு பார்க்கலாமா? அல்லது இந்த விஷயத்துல அவருடைய ஆர்வம் எப்படி இருக்கு? அ. ஆ. அ. சொல்லுங்க.
ஒகேவா இருக்கும். இப்ப நான் வந்து டைப்பிரைடுங் கிளாஸ் ஆமா, ஆமா. ஆமா, ஆமா. ஆமா. ஆ. சரி. ஓ! சரிங்க, ச கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. இல்ல, இல்ல. அத சொல்ல வந்தீங்கனா 2 பேருக்குமே ஒரே ம மென்டாலிட்டில தான் நாங்க இருப்போம். 2 பேருமே எப்படியாவது அவங்கள்ட்டருந்து ஃபோன வாங்ணும் அப்டின்ற ஒரு மைண்ட்செடல தான் இருப்போம். 2 பேரும் பேசி வெச்சுப்போம். ம். டக்குன்னு யாராது பாக்கிறாங்கனா நாங்க கண்ண மட்டும் காட்டுவோம். அந்த நேரத்தில வந்து நான் ஏதாது வேல செஞ்சிருந்தேன்னா என் கணவர்ட்ட போய் ப வாங்குங்க அப்டின்ற மாரி கண்ணக் காமிச்சா போதும். ஏன்னா நாங்க 2 பேரும் அந்த ஒரு புரிதல்ல தான இருக்கோம். அத அவங்கள்ட்ட வாங்கணும் அப்டின்ற மாரி அவங்க அதுக்கு
ஆ. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். <laughs> ஆமா. நிச்சயம். பாருங்க 2 பேரும் சேர்ந்து, 2 பேரும் சேர்ந்து போராடுனாலும், அங்க வெற்றி கிடைக்க மாட்டேங்குது சில நேரத்தில இல்ல இந்த குழந்தைகள்ட்ட.
ஏத்த மாரி. ஆமா. ஆமா, ஆமா. அப்போ வந்து அவங்க போய் ஏதாச்சுபேசிட்டு இருப்பாங்க வாங்கரதுக்கு அவங்களால முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. நானும் போய் இன்வால்வ் ஆயி எப்டியாது 2 பேர்ட்ட இருந்து அந்த ஃபோனையோ இல்லனா அந்த டிவிய சேஞ்ச் பண்றதோ பண்ணி அப்டியே குடு குடுனு வந்துருவோம். அந்த மாரி தான் பண்ணி முடிக்கிறது. அந்த நியூஸ் பார்க்கணம்னா அவங்களுக்கு பிடிக்காது. அ நியூஸ்ஸ அவங்க அப்பா போட்டு வெச்சு இப்ப நியூஸ் பார்த்தாகணும். ம். அது ஆமா. அதனால அப்டி மாத்திட்டம் போது 2 பேருமே அந்த ஸ்கிரீன்ன விட்டு நகுந்து வந்துருவானுங்க. ஆ சரி இல்லனா ஒரு பழைய படம் நாங்களே பழைய படம் பார்க்க மாட்டோம். ஆனா அந்த பழைய படத்த போட்டு விட்டுருவோம். அப்டின்னும் போது நைஸ்ஸா அப்டியே அவனுங்களே வெளியே போய்டுவாங்க. அந்த மாரி தான் பண்ணிட்டிருக்கு.
அங்க அது சரி. ஆமா, இந்த வயசுல போய் உட்காந்து அவன் நியூஸா பார்ப்பான் அவன்? எப்படி பார்ப்பான்? ஆமா. ஆமா. நம்ம இருக்கிரமோ இல்லயோ அவங்க பார்க்கக்கூடாது. அது அப்படியாவது நடக்கணும். ஆமா அழகா சொன்னீங்க. அ இந்த காலத்தில அந்த பிள்ளைகளிடத்தில இந்த ஸ்கிரீன் நேரத்தைப் பற்றி நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம், வரையறைகள் வைக்கலாம். பிள்ளைகளுடைய மனோபாவம் என்ன? அ அந்த பிள்ளைகள எப்படி வெளில கொண்டு வர்றது. அ பல்வேறு வயசு வித்தியாசம் உள்ள பிள்ளைகளிடத்தில இந்த பிரச்சனைய எப்படி கையாள்வது என்கறதான காரியங்களெல்லாம் குறிச்சு மிகவும் அழகா உங்க சொந்த அனுபவத்திலிருந்து பிள்ளைகள் செய்கிற அந்த நகைச்சுவை உணர்வுகலையெல்லாம் சொல்லிக் கொடுத்து விளக்கினீர்கள். உங்களோடு ப பேசியதில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.
ஆமா, ஆமா, ஆமா, ஆமா. <chuckles> உங்கள்ட்ட பேசுனதும் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நன்றி.

அ, இந்த வயசு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? இப்ப அ நம் உங்க வீட்ல இருக்கிற பிள்ளைகள குறிச்சு, சின்னப் பிள்ளைகள வச்சு நீங்க சொல்லிட்டீங்க. அது உங்க அனுபவத்துனால அதுக்குப் போய் சொல்ல முடியும். எல்லாமே அனுபவத்துல இருந்துதான் வெளிப்பட்டது. அது எல்லாம் இயற்கையான உண்மையும் கூட. இப்ப கொஞ்சம் இந்த பதின் பருவத்திற்குள்ளாக நுழைந்திருக்கிற பிள்ளைகள் இருக்காங்க இல்லயா! அவர்களைக் கட்டுப்படுத்துவதோ! அவர்களுடைய ஸ்கிரீன் நேரத்தைக் கட்டுப்படுத்துவதோ அல்லது ஆ கல்லூரி நாட்களுக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறதால இளைஞர்கள், இள யுவதிகள் அந் இந்த பிள்ளைகளோட ம், இந்த ஸ்கிரீன் நேரத்தக் கட்டுப்படுத்துக்கு உ-உங்களுக்கு ஓரளவுக்கு அ இப்பிடி செய்யலாம். நம்ம அந்தப் பருவத்தைக் கடந்து வந்திருக்கோம். அந்த அனுபவத்தக் சொல்லுங்களேன்.
ஆமா. ஆ, அ. ஆம். ஆமா ஆமா. ஆமா ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா அந்தப் பருவத்திலிருந்து அவங்கக்கிட்ட மாத்துறது வந்து ரொம்பவே கஷ்டம் தான் நான் சொல்லுவேங்க. ஏன்னா அதே நிலைமையில நாம இருந்திருக்கோம் அப்பிடின்னம்போது ஆ காலேஜ் முடிச்சு வந்தா அவளதான். ஆ, காலேஜ் முடிச்சு வந்தன்னா, நம்மளுக்கு வேற வேல இல்ல. அவளதான். ஸ்கூல் ஆவது நாம காலையில போனோன்னா நை
ம். நம்ம என்ன செஞ்சோமோ, அதான் நடக்கும், ம் ம். ம்ஹும்.
நைட்டு தான் ஒருமாரியா ஸ் ஈவ்னிங் தான் வருவோம். ஈவினிங் வந்த பிறகு டியூசன் போறவங்க டியூசன் போவாங்க. அதுக்கப்புறம் அதப் படிக்க வேண்டிய வேல இருக்கும். ஹோம் ஒர்க் பண்ண வேண்டிய வேலை இருக்குன்னு கொஞ்ச நேரம் போயிடும். மிஞ்சிப்போனா ஒரு ஒரு
ம்.
1 மணி நேரம், 2:00 மணி நேரம். அதுக்கப்பறம் நாம தூங்கிருவோம் அப்பிடின்றமாரி இருக்கும். ஆனா கல்லூரி பருவம் அப்பிடின்றமாரி எல்லாருக்குமே இருக்காது. நான் படிச்ச கல்லூரி பருவம் எப்பிடின்னா அ 8:00 மணிக்கி காலேஜ்ல இருக்கணும்.அ ஒரு மணிக்கு விட்டுருவாங்க. அப்பிடின்னம்போது மீதி இருக்குற எல்லா நேரமும் எனக்கு ஃப்ரீ தான். எந்நேரம் பார்த்தாலும் நாம படிக்கக்கூடிய நெ ஆ, எந்நேரம்
ஆமா. ம். ம். ரொம்ப படிக்கவும் முடியாது, வெளியில போய் விளையாடவும் முடியாது, சினிமாக்கும் போக முடியாது டெய்லி அ <chuckles>
ஆமா-ஆமா. டெய்லி சினிமாவுக்கு போக முடியாது. டெய்லி எதும் பண்ண முடியாது. டெய்லியும் படிக்கக்கூடிய நேரமும் கிடையாது. அந்த அளவுக்குப் படிப்பு இருக்காது. அந்த நேரத்துல கல்லூரி பருவத்துல. அப்பிடின்னம்போது ஃபோன் தான் யூஸ் பண்ற இது இருக்கும். அப்ப அம்மா, அப்பா கேக்கும்போது நம்மளுக்கே கோபம் வரும். என்னம்மா! அப்பிடின்றமாரி இருக்கும். ஒ! நம்ப ஃபிரெண்ட்ஸ்லாம் அப்ப புதுசு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்க. அது ஒரு குரூப்பா இருக்கும். அதுல நம்ம எதாச்சும் ஒன்னு கலாச்சு பேசிக்கிட்டே இருப்போம். அந்தமாரி இருக்கும். அந்தமாரி நேரத்துல வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் மாரி எதாச்சும் அனுப்பிச்சிட்டா கொஞ்சம் ஓ
ஆ. ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா. ம்ஹும். ம். கண்டிப்பா அதாவது.